இல்ல, இல்ல. அது லோக்கல் பஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்குள்ள போற மாரி பஸ் தான். அந்த பேருந்துதான். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்டின்னா இந்த மாதிரி அவரும் பாக்கெட்ல வச்சுட்டாரு. அ அது எப்ப, எங்க யார் ஏர்றா எறங்குறான்றது நமக்கு தெரியாது இல்லையா? இ இந்த மாதிரி இந்த லோக்கல் பேருந்துலலாம் எந்த நேரம்னாலும் ஆள் ஏறுவாங்க, எந்த நேரம்னாலும் ஆள் இறங்குவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த் ம்.
சரி, சரி, சரி. ஆமா, ஆமாங்க. ஆமா. அவுங்க எந்த வாறவன்னு கூட நம்மளால கணிக்கவே முடியாது அவுங்க.
கண்டிப்பா. அதுவும் ரொம்ப கூட்ட நெரிசலா இருந்தனால நாங்க என்ன பண்ணோட்ம்னா அத வந்து அவர் வைக்கும்போது நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நானுமே கவனிக்கல. பயங்கர கூட்ட நெரிசல் நாங்க 2 பேருமே ஓரொ ரொம்ப சின்ன குறுகிய இடத்துல நின்னுட்டுருந்தோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த வந்து கீழ எறங்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது. பர்ஸ காணுன்றது. ஆ உள்ள விழுந்துதா இல்ல
ஓ. அச்சச்சோ! பர்சோட தூக்கிட்டானுங்களா?
ஆமாங்க. பர்சோட தூக்கிட்டானுங்க. அந்த கூட்டத்துல வந்து இந்த பர்ஸ்ஸ ம்.
ஓ! செலத்து செல சில திருடனுங்கள்லாம் ரொம்ப நல்லவனுங்க. பணத்த மட்டும் எடுத்துட்டு பர்ச அப்படியே வச்சுருவான்ங்கங்க. அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு பர்சையே தூக்கிட்டானுங்க.
<laughs> ஆமாமா. நம்ம கூட சரி